அச்சச்சோ! ஏங்க இந்த நேரத்துலலாம் எனக்கு, எனக்கே வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். <laughs> கோவமா வரும். எனக்கு சொல்லம்போது கோவம் வருது. என்ன தெரியல. "என்னடா! கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குனா, செகண்ட் ஹேண்டா? கூலா வந்து சொல்லிட்டு போறியா?" அப்படின்ற மாரி வருது.
இதில, நானு அப்படியே பார்த்து <laughs> இல்ல, இல்ல. அவன் ஆ. அவனு ஆமா, ஆமா. நான் வந்து சிரிச்சேன். நான் ஒண்ணுமே சொல்லல. என்ன, என்ன? எவ்வளவுக்கு வாங்கின? ஆ ₹1,00,000 மா? எவ்வளோ? ₹50,000 மா? அப்பிடீங்கிற மாரி சொன் அதுக்கும் சிரிச்சேன். ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் எங்க அம்மாட்ட போய்ட்டு, "எதுக்கு இத வந்து 2ஆம் தரம், உபயோகப்படுத்தின வண்டியெல்லாம் வாங்குனீங்க? முதல் தரத்தில வாங்குறத, ஒரு வெயிட் பண்ணி வாங்கலாம்ல்ல." அப்பிடீன்னான். எங்க அம்மா ஒண்ணுமே பேசல. எங்க அம்மா "அப்படியாப்பா?" அப்பிடீன்னு சொல்லிட்டு, எங்க அம்மாவுக்கு தெரியும், "இவன் இப்பிடிதான் பைத்தியக்காரன் மாரி ஏதாவது பேசுவான்." அப்பிடீன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் உட்கார்ந்து இருந்தேன். ஆ என்ன, என்ன, என்ன தம்பி, ஒண்ணுமே பேச மாட்டேன்கிற" அப்பிடீன்னு. இல்ல, இல்ல. "நீங்க வண்டி வாங்கிருக்கீங்களா, வாழ்க்கைல?" அப்பிடீன்னு நான் கேட்டேன். "ஆ நான்லாம் அப்பயே வந்து பெரிய வண்டி வாங்கியிருந்தேன். பயங்கரமா வைச்சிருந்தேன்." அப்பிடீன்னான். நான் திரும்ப கேட்டேன். "அப்புறம் ஏன் இப்போ, ஸ்கூட்டில வந்திருக்கீங்க?" அப்பிடீன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கே மூஞ்சி வந்து சுரு சு ஆ சுருங்கி போச்சு.
ம். ஆ. ஆ. ஆ. <laughs> ஆ, ஆ. கரெக்டான கேள்வி. ஆமா. மூக்கு நோ கட் பண்றத்து இது தான். ஆ சொல்லுங்க.
ஆ. அப்புறம் அவன் இருந்துகிட்டு ஒண்ணும் பேசல. உடனே அவன் இருந்துக்கிட்டு, "இல்ல, எனக்கு வந்து கொஞ்சம் முதுகு வலி வந்தது, அதனால" "ஓ! ஓட்ட முடியலயா? பெரிய வண்டிய ஓட்டுறதுக்கு கஷ்டமா? ஓட்ட தெரியலையா?" அப்பிடீன்னேன், நானு.
ம். 2வது நோஸ் கட்.
உடனே, அ ஆமா. அவனுக்கு வந்து ஒரு மாரி மூஞ்சியெல்லா சிவந்துருச்சு. "இல்லல்ல, ஓட்டத் தெரியாம, ஏய்! உனக்கே நான் தானடா சொல்லிக் குடுத்தேன்" அப்பிடீன்னான். "ஓ! அப்படி சொல்றீங்களா? சரி, சரி, சரி. இல்ல, ஆ புது வண்டி கட்டி எடுத்துட்டு வந்து வைச்சிருக்கேன். புது வண்டியப் பார்த்து, 2வதா உபயோகப்படுத்தின வண்டிய வாங்குறேன்னீங்களே! அதனால, ஒருவேள நீங்க வாழ்க்கைல புதுசா வண்டி வாங்கினது இல்லையோ. நீங்களும் இப்படி தான் வண்டி வாங்கின போது, 2ஆம் தரம் வண்டிய வாங்கிட்டு வந்தீங்களோன்னு நினைச்சு கேட்டேன், அண்ணா." அப்பிடீன்னேன். அவ்வளவு தான் அப்படியே கண் எல்லாம் பெரிசா ஆகிருச்சு. ஒரு மாரி ஆகிட்டான். யோவ்! புதுசுன்னா, புதுசுன்னு சொல்லு, என்ன நான் வாங்கினத பத்தி பேசுற." அப்பிடீன்னு. "இல்லண்ணா, எனக்கு புரியல. நீங்க எனக்கு முன்னாடி பிறந்துருக்கீங்க. என்னுடைய அண்ணா. உங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குல்ல. ஒரு வண்டி புதுசா, பழசான்னு கூட தரம் பார்க்கத் தெரியாத அளவுக்கா வந்து, நீங்க இது வாங்கிருக்கீங்க. சரி விடுங்க. உங்க வண்டியோட என்ஜின் கேபாசிட்டி என்ன?" அப்பிடீன்னு கேட்டேன், நானு. திரு திரு திருன்னு முழிச்சான் அவென். அவென் ஒரு தற்குறின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எங்க அம்மா, "கம்முனு இருடா!" அப்பிடீன்னாங்க, அந்த இடத்தில. நானு, "இல்லண்ணா, உங்க வண்டி எவ்வளவு வேகம் போகும்?" அப்பிடீன்னா. "100, 100 போகும்" அப்பிடீன்னான். "எது? உங்க ஸ்கூட்டி தான் 100 போகுமா?" <laughs> அப்பிடீன்னு கேட்டேன், நானு. அவன் ஒரு மாதிரி பயங்க பயங்கர கடுப்பாகிட்டான். "நான் கிளம்புறேன்." அப்பிடீன்னான். இல்லண்ணா, என்னுடைய வண்டி எவ்வளவு இருக்குதுன்னு தெரியுமா?" "என்ன ஒரு 150 இருக்குமா?" அப்பிடீன்னான். "அப்போ, உனக்கு ஒண்ணுமே தெரியாது" அப்பிடீன்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டு, இல்ல அண்ணா, இது 350 சிசி அப்பிடீன்னேன். "ஓ! நிறைய வாங்கியிருப்ப போல. என்ன புல்பே என்ன லோனா? லோன் எல்லாம் எடுக்காதேன்னு எவ்வளோ தரம் சொல்றது?" அப்பிடீன்னு ஒரு 10, 5 நிமிஷம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். "இப்பிடி எல்லாம் லோன் எடுத்தா வேஸ்ட்டு, அது லோன் எடுத்தா கடன் கட்ட முடியாது. நாளைக்கு வந்து வண்டிய வந்துரு எடுத்துட்டு போயிருவாங்க. இது கூட தெரியாம நீங்களும் வண்டியை வாங்கிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அசிங்கமா பேசு நீளமா பேசுறான், <chuckles> கேப்பே குடுக்காம, தொடர்ந்து ஒரு 2 நிமி எனக்கு
ஆ. ஆ. <chuckles> ஆ. ம். <laughs> ஆ, ஆ. ம். அ. சரியான நோஸ் கட்டுங்க. ஆ. <laughs> ம், ஆ. அ. ம். ஆ. நீங்க பதில், ஒரே ஒரு <chuckles> பதில்ல சொல்லியிருப்பீங்களே.

ஆமா. உண்ம தான். இது ஒரு முறை. அதனால அதுக்கப்புறம் வந்து யார் உதவின்னு கேட்டாலும் சரி இல்ல, எது அழைச்சாலும் சரி, என்ன விஷயம்ன்னு நீங்க வந்து டெக்ஸ்ட்லேயே போடுங்க அப்படின்னு, ஏன்னா அது வந்து அங்கேயே இருக்கும். நாம் ஒரு ஆதாரமா காமிச்சிக்கலாம் இல்லங்களா. அப்போ, அந்த மாதிரி யாருக்கும் சரி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எப்போதுமே நாம் யோசிச்சி, தீர யோசிச்சி அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லணும்ங்குறத அத கத்துக்கிட்டேன். 2வது அனுபவம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, உறவினர்கள் மத்தியில அது தான் நம்ம எல்லோருக்குமே நல்ல அனுபவம் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த விஷயத்த பேசுறப தரும அடி வாங்கிக்ட்டு இருப்போம். அதிலேயும் வந்து நல்லா போய் செஞ்சி அதற்கு அப்புறம் தான் அடி வாங்கி வந்துகிட்டு இருப்போம். அந்த விஷயத்தில எப்பவும்.
நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆமா. <laughs> அ. ஆமா. நிச்சயமா. சொல்லுங்க உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? அந்த உறவுக்காரங்க இதுலயும் ஏன்னா வந்து கண்டிப்பா உறவுனா வந்து அது எங்கேந்து வரானுங்களே தெரில. ஆனா, சிறப்பான வேலை பண்ணிட்டு போறவங்களே, அங்க தான் இருக்காங்க. ஏன்டா நீங்க இப்படி பண்ணுறீங்க. அப்படிலாம் போ உண்மையா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கே வந்து இப்ப சமய காலத்தில பாத்தீங்கன்னா இவ்ளோதான் இந்த இது எல்லைக்கோடு தாண்டி நீங்களும் வரக்கூடாது. நானும் வர மாட்டேன்ட்டு. ஒரு எனக்கே நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லைக்கோடு வந்து விதிச்சு நான் இருக்கறேன். "நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா?" அவ்ளோதான். அந்த வார்த்தை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட்டுக்கு வந்து ப்ரோகிராம் பண்ணி வைப்பாங்க பாத்தீங்களா? அது போல என் மைண்டுல நான் ப்ரோகிராம் பண்ணி வச்சுக்கிறேன். இது இத தாண்டி ஒரு வார்த்த பேசக்கூடாது. அப்படின்ட்டு உங்களோட அனுபவம் இப்படி இருக்கு. புரிய நீங்க வந்து இப்போ அலுவலகத்தில ஒரு விஷயம் நடந்தது குடும்பத்தில ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல. அத சொல்லுங்க.
அதில வந்து எனக்கு, ம். ம். ஆமா, ஆமா. ம். புரியுது. ஆமாங்க. ஆமா. உண்மதான். உன் சித்தப்பா. ஆமா. இந்த சித்தப்பாவுக்கு ஒரு பையன் இருந்தான். சரிங்களா, அவன் வந்து பயங்கரமா எப்போவுமே நான் தான் அண்ணன். அ நான் சொல்றது தான் சரி அப்படிங்குற மாதிரி ஒரு திமிரோடு எங்கு போனாலும் உறவினர்கள் மத்தியில தெரிவான். இல்ல வந்து அந்த சொந்தக்காரர்களை யாராவது ஏதாவது வாங்குனா கூட அத விட சிறப்பான பொருள் என்கிட்ட இருக்கு. அப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி அடிச்சிக்குவான். ஆனா, அந்த அளவு சம்பாரிக்குறதுல்ல. அவன் வந்து கொஞ்சம் வேலையில நிரந்தரமா இருக்க மாட்டான். தொடர்ந்து பணிமாறுதல் வாங்கிக்கிட்டே இருப்பான். சரிங்களா. ஒரு கட்டத்தில பாத்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வண்டியே இல்ல. அதாவது 2 சக்கர வாகனமே என்கிட்ட இல்ல. ஒரே ஒரு ஸ்கூட்டி மட்டும் தான் நான் வச்சிருந்தேன். அதுவும் கொஞ்சம் பழைய ஸ்கூட்டின்னு வச்சிக்கொள்ளுங்களேன். அப்புறம் வந்து என்ன ஆகுது என்னுடைய வேலை மாறி நான் சென்னை, பெங்களூருன்னு ஒரு மாதிரி போறப்போ ஒரு கட்டத்தில வீட்லிருந்து வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அதில வருமானமும் கொஞ்சம் நல்லா வருது. அப்போ நான் வந்து ரொம்ப நாளா வந்து இந்த ஹோண்டா CB 350ன்னு ஒரு பெரிய பைக் இருக்கும் பாத்திருக்கீங்களா நீங்க?
சரி, ம். சரிங்க. ஆ பாத்திருக்கேன், பாத்திருக்கேன்.